ஆமா. அ அந்த மாதிரி, ஏன்னா, அவங்களுக்கும் வந்து அவங்களையும் பங்கெடுக்க வச்ச மாதிரி இருக்கும். அ, அதே மாரி எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது அங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உடனே புகைப்படங்கள்லாம் எடுத்து நாங்கலாம் பகிர்ந்துக்கிட்டோம். அந்த மாரி பொங்கல் மட்டும் இப்ப எங்க குடியிருப்புல ரொம்ப <chuckles> சிறப்பா வந்து மாறிடுச்சி வருஷம் வருஷம். இந்த வருஷத்துக்கும் தயாராகிட்டு இருக்கோம் நாங்க. ஆ
சரி. பரவால்ல. உண்மையிலே, இது பெரிய நல்ல மாற்றம் தான். எனக்கு, நான் இந்த மாரி கேள்விப்பட்டதே இல்ல. அ, அதாவது பொங்கல் வப்போம், நம்ம வீட்டு போய் பொங்கல வந்து அடுத்தவங்க வீட்ல கொடுப்போம், அடுத்தவங்க நம்ம வீட்ல கொடுப்பாங்க. அதே மாரி தீபாவளியா இருக்கட்டும், அதே மாரி அந்த மாரி தான் பண்ணுவோம். ஆனா, ஒவ்வொருவங்க குடியிருப்புல ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலயும் அந்த கடைய போட்டு, அந்த வியாபாரம் பண்றதுங்கிறது வந்து ஒரு புதுசாவும் இருக்கு, உண்மையிலே நல்ல சிறப்பாவும் இருக்கு. ஏன்னா, அப்பதான் அவங்களுடைய படைப்பாற்றல்ங்கிறது வந்து வெளில கொண்டு வருவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வரும் அப்டிங்கிற விஷயம். இன்னும் ரொம்ப அருமையான ஒரு பதிவு. உண்மையிலே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது புதுசாவும் இருக்கு எனக்கு கேட்கிறதுக்கு. நான் கூட உண்மையிலே நீ இதெல்லாம் நான் இப்போ நம்ம எங்க குடியிருப்புலலாம் பார்த்தீங்கன்னா, வ வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நெருக்கமா இருக்கும். அம் இந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா நீங்க சொன்னீங்கள்ல, மாடியில போயிட்டு யாராச்சும் ஒரு வீட்டு மாடியில எல்லாரும் ஒவ்வொருத்தனும் கொண்டு வந்து சாப்பாடு அந்த மாரிலாம் நாங்க பண்ணியிருக்கோம். ஆனா, நீ இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னிங்க பாருங்க, ஒவ்வொரு வீட்லயும் கடைலாம் போடுவோங்கிறது வந்து, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி வேறு எப்டிலாம் கொண்டாடுவீங்க? உங்க அ, அந்த பொங்கல் பண்டிகையில, இல்ல பொதுவா வேற பண்டிகைகள்லாம் எத கொண்டாடுவீங்க? எப்படி கொண்டாடுவீங்க?
ம். ஆமா. கண்டிப்பா. <chuckles> ஆமா. ஓ! ஓ! ஆ. மற்ற பண்டிகைலாம் நம்ம வீட்ல, தனியா கொண்டாடுறது தான். அது எங்க வீட்ல வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, தோழிகள்குள்ள பேசிக்குவோம். ஏன்னா, அது வந்து குழந்தைகளுக்கான ஒரு பண்டிகை மாதிரி இருக்கணுமுட்டு. அவங்களுக்கு அழகா வந்து அன்னிக்கு உடைய நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் ஒன் ஒன்றுக்கு 1 குழந்தை இருக்கும் இல்ல 2 குழந்தை இருப்பாங்க. அப்போ நம்ம சேர்ந்து நீங்க வீட்ல சாமி கும்புட்டுட்டு, எங்க வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு 5 பிள்ளைங்களோ, இல்ல 10 ஒரு பிள்ளைங்களோ ஒரே எடத்துல கூடும்போது, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவங்கள எல்லாம்
ம். ம். ஆமா, ஆமா. ஆமா. ஆமா. அப்ப, அந்த மாரி குழந்தைங்கலாம், நீங்க கிருஷ்ணன் வேஷம், இந்த ராதை வேஷம்லாம் போட்டு அழகு பார்ப்பீங்களா?
ஆமா, ஆமா. அந்த மாரி அவங்க உடை அணிஞ்சு தான் வருவாங்களே. அப்போ நம்ம வீட்லயே
ஓ! அப்பன்னா, அவங்க தெய்வமே, தேவதைகளே நம்ம வீட்டுக்கு வந்த மாரி. ஆ. ரொம்ப அழகா இருக்கு.
<chuckles> ஆமா. அவங்க தனியா இருந்தா பண்ண மாட்டாங்க. வேண்டா இந்த வருஷம் எனக்கு வேண்டான்னுவாங்க. அவங்க தோழிகளும் பண்றாங்க, நண்பர்களும் பண்றாங்கன்னா ஒத்துக்குவாங்க. அவங்கள எல்லாம் சேர்ந்து புகைப்படம் எடுக்கிறது, அப்ப எல்லார் வீட்லயும் கண்டிப்பா அன்னைக்கு ஏதாவது பலகாரம் செய்வோம். அதெல்லாம் ஒண்ணா எடுத்துட்டு வந்து இந்த பிள்ளைகள ஒண்ணா உக்காந்து சாப்பிட வெக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அ, தீவாளி பண்டிகை அப்பயும் பார்த்தீங்கன்னா, இங்க எனக்கு எதிர்த்தாப் எதிர்த்த வீட்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது பண்டிகையே இல்ல. ஆனா, அவங்க தான் ரொம்ப ரொம்ப பட்டாசு வெடிக்கிறதுலயும் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களோட மகள். அதனால என்ன ஆமா. என்னோட மகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க தனியா எங்க வீட்ல வாங்கினாலும் எல்லாத்தையும் குடுத்து விட்டுற்றுவோம், நீங்கலாம் சேர்ந்து வெடிங்கன்னு. அப்ப பெற்றோர்கள் வந்து ஒரு முறை எடுத்துப்போம். நீங்க அடுத்து 1 மணிநேரம் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கூட இருப்போம்.
ஆ. பரவால்ல. ஆமா. பரவால்ல. அப்பிடியா? சரி. என்னா இது? அப்படியா? சரி, சரி, ஆமா. ஏன்னா, குழந்தை ரொம்ப முக்கியம், பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்ல. கரெக்ட்டா தான் பண்றீங்க ரொம்ப அருமை! ம்.